ஆமா, ஆமா. இதில வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப என்னோட நண்பர்கள் வராங்க. இல்ல வந்து நான் யாரையாது பாக்கப்போறேன். போன உடனே என்ன பண்ணிருவேன், மொபைல வந்து சைலன்ட்ல போட்டு ஆஃப் பண்ணி உள்ள வெச்சுருவேன். பாக்கெட்ல வெச்சுருவேன்.
ம்ஹம். ஓ!
இது வந்து
இது கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறையா இருக்கு. ஏன்னா நம்ப போற இடத்தில அ நீங்க சொன்ன மாதிரி அ பிரசன்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில நானும் படிச்சிருக்கிறேன். அந்த நேரம், அந்த நொடி பொழுத நம்ப எப்படி வந்து, யார் கூட இருக்கோம். அந்த விஷயங்கள வந்து கவனம் செலுத்துறது. ஆனா எப்பயுமே, இப்ப வந்து இந்த அலைபேசி வந்ததுக்கு அப்புறம் நம்ப எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, அ முக்கியமான ஒரு குறுஞ்செய்தி, ஒரு முக்கியமான கால் வந்து, இப்ப வந்துரும். அப்படிங்கிற ஒரு பிம்பத்த அது ஏற்படுத்திருச்சு. அப்போ, நீங்க போய் அத ஆஃப் பண்றதுங்கிறது சாத்தியமா? நடைமுறையில?
இல்ல ஆஃப் பண்ணல. நான் சைலன்ட்ல போட்டு வெச்சுரேன். அது அந்த
ஒ, அப்படினாலும் "நம்ம பார்க்க முடியாது" அப்படிங்கிறது பிரச்சனையோ?
பாருங்க, இப்ப அத வந்து நீங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்கன்னா, அந்த அளவு நம்பள வந்து பதட்டமா வெச்சுருக்காங்க! அந்த இதில. இப்ப, ஒரு 3 வருஷம் எடுத்துக்கோங்க. இந்த 3 வருஷத்தில நீங்க அலைபேசிய வந்து அணைத்து வைத்திருந்தனாலயோ, இல்ல ஒலி இல்லாமல வச்சிருந்தனாலயோ, எவ்ளோ விஷயங்கள நீங்க தவற விட்டீங்க?
<laughs> அ கண்டிப்பா! நானும் அதான் சொல்றேன். இல்ல நான் எப்பயுமே என் குடும்பத்தோட இருக்கும்போது, நான் இதுதான் பண்ணுவேன். அது வுன்னொருத்தர் பண்றாங்கன்னும் போது தான், எனக்கு ஆச்சரியமா இருக்கு!
உங்க வாழ்க்க சரி, அ. இல்ல அதுதான், நான் வந்து இது இந்த பழக்கத்த ரொம்ப நாளா வெச்சுருக்கேன். எனக்கு வந்து நான் ஒரு 3, 5 வருடங்களா இந்த பழக்கத்த இப்ப வந்து, இது ஒரு 3 வருடமா, அதாவது நண்பர்களோட அப்படிங்கிறது 3 வருடமா, நான் வெச்சுருக்கேன். அதனால, நான் என்ன வாழ்க்கைல தவற விட்டேன்னா, ஒன்னுமே கிடையாது.
ஓ! ம்ஹம்.